ஆமா. அப்ப மொதல்ல ஆனா டிப்ரஷன்ல தான் இருந்திருப்பேன். என்னடா சொல்றதுங்கிற மாதிரி. ஒரு ச ஒரு இதுக்கு மேல நம்பளால முடியாதுங்கிற மாரி, நான் குடுக்குற சாப்பாடு தான். அ அப்படிங்கிற மாரி நான் ஓரளவு அ சொல்லி பாத்தேன். அ கேக்கல. அதுக்கப்புறம் நான் அவங்க செஞ்சாலுமே, நான் அத குடுக்க மாட்டேன். ஏன்னா, அவங்க காலையில ரொம்ப இதா செய்வாங்க. அவ அது குழந்தைக்கு குடுக்கவே முடியாது.
ம். <laughs> ம். ம். ஆமா. ஆமா. கண்டிப்பா. அதே மாதிரி இந்த திருஷ்டிலாம் சுத்தி போடுவாங்க பாருங்களேன்? அது அதெல்லாம் வந்து ஆனா எனக்கு அந்த அளவு உடன்பாடே இருக்காது. ஆனா அவங்க வந்து பண்ண சொல்லுவாங்க. என்னையும் சேர்த்து வேற பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில நேரத்துல பண்ணுவேன். அதுக்கப்புறம் நானே குறைச்சுக்கிட்டேன்.
ஆமாமா. ஆமாமா. இல்லல்ல. அந்த விஷயத்துலலாம் தலையிட மாட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா குழந்தைக்கு குடுக்குறதில, இந்த அவங்கள போட்டு ஏதோ ஒண்ணு பண்றதில. அதுல நம்மளோட அ எப்படி சொல்றது? இந்த வழக்கத்தில இப்படிதான் உண்டு அந்த
ம்ஹ்ம். ம். ம். ம். உடலுக்கு எதுவும் உடலுக்கு எதுவும் ஆபத்து இல்லாத அளவுக்கு அந்த மாரி சொல்ல வர்றீங்க. ம்.
பிரச்சன இல்ல எனக்கு. ஆமா. எனக்கு பிரச்சனைன்னா பிரச்சன இல்ல.
ஆமாமா. அதுவுமே சரி, சரி. ம், ம்.
ஆனா குழந்தைக்கிட்ட மட்டும் வராதீங்க. அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சாப்பாடு, இந்த கேழ்வரகு கூழு, அதுக்கப்புறம் கேரட்லாம் போட்டு மசீயலு அந்த மாதிரி தான் நான் குடுப்பேன். ஆ பருப்பு சாதம், அ அதுக்கப்புறம் ஓரளவு மாறிட்டாங்க கொஞ்சம். இந்த அதெல்லாம் எடுத்து வைக்கிறது, காய்கறல்லாம் கட் பண்ணி குடுக்குறது இதெல்லாம் பண்ணாங்க. ஆமா. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டமே நடந்து ஆனா. <chuckles>
ம். பருப்பு சாதம். ஆ. ஆமாங்க. இதேமாரிதான் கண்டிப்பாங்க. அது ரொம்பவே போராட்டமா தான் இருக்கும். அது அப்ப வந்து என் உங்களுக்காவதுந்த கணவர் வந்து கொஞ்சம் உறுதுணையா இருந்தனால தெரிஞ்சுக்கல. எனக்கலாம் வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க சொல்றது கேளு. அவங்க சொல்றது கேளு. அவங்க சொல்றது தான் கேட்கணும். நம்மளுக்கு இஷ்டமே இல்லாத மாதிரி, ஒண்ணுமே தெரியாத மக்கு மாதிரி வேற நெனத்துக்கிட்டு, அவங்க சொல்றத தான் கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு மாதிரி இருக்கும் பேசவே முடியாது.
அஹ. ஆ. இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இப்ப டிவி பாத்தா எவ்ளோ பிரச்சனைங்கிறத நம்ம சொல்லி தந்துட்டுருப்போம். ஆனா இவங்க உட்காந்து டிவி பாத்துட்டே இருப்பாங்க.
ஆமா. <chuckles> ம்.
அதான் நான் கொஞ்சம் இப்பலாம் இன்டர்நெட்லாம் கட் பண்ணிட்டு யாருக்கும் 6 மணிக்கு மேல டிவியே கிடையாது அப்படிங்கிற மாரி போட்டு வச்சிருக்கு
ம். ரொம்பவே நல்ல விஷயங்க. நீங்களும் ரொம்
அ. ஏன்னா, நீங்க டிவி ரூம்ல இருக்கு. அங்க போய் பாத்துக்கலாம். க ஹா ஹால்ல உட்காரும்போது குழந்தையும் ஹோம்வொர்க் பண்றாங்க. நம்ம ரூம்ல உட்கார வச்சு பண்ணோனு வச்சுக்கோங்களேன், அவுங்க சொல்லுவாங்க. ரூம்குள்ள கொண்டு போய் கூட்டு போய் உட்கார வச்சுட்டான்னு. அதனால ஹால்ல தான் படிப்போம். ஹால்ல தான் உட்காருவோம். நீங்க நீங்க ரூம்ல வேணா, ரூம்ல இருக்க டீவிய போட்டு பாத்துக்கோங்க. ஆனா, இங்க பாக்கக்கூடாது.
ம். ஆமா.